இப்போ நெறையா மருத்துவர்கள் அந்த நியூட்ரிஷியன்ஸ்ஸே சொல்றாங்க. "பழங்கள் வந்து ஒரு நேரம் உணவாகக் கூட எடுத்துக்கோங்க!" அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ அந்தப் பருவத்துக்கு ஏற்ப விளையிற பழங்கள நம்ம வாங்குறதுனால, நமக்கு என்னால்லாம் நன்மை இருக்குன்னு நெனைக்கிறீங்க?
ஓ! பழங்கள் உணவு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில ரொம்ப வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுல வந்துட்டு உ பழங்கள் அ அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஒரு சத்தான ஒரு உணவா நான் வந்துட்டு பாக்குறேன். பழங்கள்ன்னு எடுத்துக்கிட்டாலே, நம்மன் அ இயல்பா வந்துட்டு, எளிதில வந்து நம்ம வந்துட்டு ஜீரணிக்கக்கூடிய ஒரு உணவு.
கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா.
அதுல நெறையா பழங்கள் நம்ம வந்து சாப்பிடுறோம். நம்மளுடைய விளைவிக்கக்கூடிய நெறையா ப்ப நம்ம மண்ணை சார்ந்த நெறையா பழங்கள் இருக்கும். அதை வந்துட்டு, நம்ம அதிகமா சாப்பிடணும்னு, நான் வந்துட்டு நெனைக்கிறேன்.
சரி, சரி.
ஆம். அதில இப்ப நம்ம பாக்கிறப்போ, இப்ப பருவத்திற்கேத்த பழங்கள் அப்படின்னா இப்ப நம்முளுக்கு நெறைய பருவ காலங்கள் இருக்கு. இப்ப வந்துட்டு குளிர் காலம் இருக்கு. ஆ இப்ப குளிர் காலங்கள்ல இப்ப நம்ம எளி அ இயல்பா வந்துட்டு சந்தைகளுக்குப் போவோம். நெறையா இந்தப் பழங்கள் இந்தச் சீத்தாப்பழம் பாப்போம். அ அதுக்கப்புறமா வந்துட்டு, இந்த எலந்தப்பழம் வந்துட்டு பாப்போம். ரொம்ப அருமையா வந்துட்டு இந்தக் காலகட்டத்துலதான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு கெடைக்கும் அதுங்கள்லாம். ஆம், அ அதெல்லாமே எனக்கு ரொம்ப வந்துட்டு, ஒரு பிடித்தமான ஒரு பழமா இருக்கும். "சீத்தாப்பழம் எல்லாம் வந்துட்டு உடல் உடலுக்கு ரொம்ப வந்துட்டு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்க பாட்டியிலருந்து எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்னான்னா, அதுல வந்துட்டு இந்த இந்த எ சாப்பிடக்கூடாது தொண்டைக் கட்டும் அப்படின்ல்லாம் சொல்லுவாங்க. ஆனா
கண்டிப்பா. ம், ம், ம். சரிங்க. ம், ம், ம். ஆமா, ஆமா. அதைத்தான் நான் இப்ப கேட்க வந்தேன். சீத்தா பழம் குளிர் காலத்துலங்கும்போது, சளி பிடிக்கும்ன்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆனா அந்த மாரி எல்லாம் எதுவும் ஆகாதா? எனக்கு அந்தச் சந்தேகம் இருக்கு. <chuckles>
ஏன்னா இல்ல அந்த மாரி சில நேரங்கள்ல ஆக அதாவது அளவு, அந்த அளவோட சாப்பிட்டோம்னா அது வந்து ஆகாது. நம்ம அதிகமா வந்துட்டு சா ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒத்துக்கும். ம் அந்தப் பழங்கள் வந்துட்டு ஒத்துக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒத்துக்காது. அ எனக்கு வந்துட்டு சீத்தாப்பழம் ரொம்ப புடிக்கும். எனக்கு ஒத்துக்கும். எனக்கு எந்த ஒரு சிக்கலும் வந்துட்டு ஏற்படுத்தாது. ஆம் அதே மாரி இந்த நாவல் பழம். நாவல் பழம். கரெக்டா நம்ம அந்தச் சரியா அந்தச் சம் இது வெயில் காலம் முடிஞ்சு அந்த அடுத்த பருவம் வந்துட்டு தொடங்குறப்போ, அந்த நாவல் பழம் எல்லாம் அந்த ரோட்ல எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கும். சாலை முழுக்க நாவல் பழமா இருக்கும். மரங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம். அதுல வந்துட்டு நம்ம அந்த உப்பு, காரம் எல்லாம் போட்டுச் சாப்பிடுறப்போ அந்த அளவுக்கு ஒரு சுவை. அதுல எ இந்த நாவல் பழத்தை பத்தி வந்து நம்ம மண்ணுல விளையிற பழம். இது நம்மளுடைய சுத்தி இங்க இருக்க மண்ணுல விளையிற பழத்துல நமக்கே தெரியாத நிறைய நன்மைகள் வந்துட்டு அதுல இருக்கு.
சரி, சரிங்க. சரி, சரிங். ம். ம். கண்டிப்பா. ம். ஆஹா. எந்த மாதிரியான நன்மைகள் அந்த நாவல் பழத்தில் இருக்கு? ஏன்னா இப்ப வந்து பெரும்பாலான நகர் பகுதிகள்ல அது வந்து மக்கள் வாங்குறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு நான் நினைப்பேன். அதனால அதுல எந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆ. இ நாவல் பழத்தை எடுத்துக்கிறப்போ நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படின்னு என்னன்னா, அ கேன்சரை அ வராமல் தடுப்பதற்கான சக்தி வந்து நாவல் பழத்துல வந்துட்டு இருக்கு. புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான சக்தி நாவல் பழத்துல இருக்கு அப்படின்னு சொல்ட்டு சொல்றாங்க. அ அதனுடைய நிறத்திலேயே தெரியும். அந்த மாதிரியான நிறப் பழங்கள் எல்லாமே வந்துட்டு கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்ட்டு சொல்லுவாங்க. ஆனா என்ன நம் நான்
சரி, சரிங்க. ம். கண்டிப்பா. அந்தச் சிவப்பு நிறத்தில் இருக்கிற பழங்கள் பொதுவா இல்லைங்களா? ஓ. சரி, சரி.
ஆமா, ஆமா. அந்த அந்த நிறத்தில் இருக்கும் பழம் அந்த நாவல் பழம் அந்த நிறத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கேன்சரை தடுக்க புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு பழமா வந்துட்டு இருக்கு. அதுல என்னன்னா இங்க நகர்புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப வந்துட்டு ஒரு எளிமையா இருக்கிற ஒரு பழம் அ அப்படின்றதுனாலேயே அத பெரும்பாலும் யாரும் வாங்கி ம் சாப்பிட மாட்டாங்க.
ஆமா. ஆமா. ம். சரி. கண்டிப்பா.
ஆனா அதன் நன்மைகள் தெரிஞ்சிருச்சு அப்டின்னா அத நம்ம சாப்பிடலாம். நம்ம அந்தப் பழம் அந்தப் பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொ அந்த இருக்க அந்த விதை கூட வந்துட்டு ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது.
கண்டிப்பாங்க. அதான் நம்ம ஊர்ல எளிமையா கெடைக்கிற அந்த நெல்லிக்காய், மர நெல்லிக்காய் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட இப்போ மக்கள் அத ரொம்ப சீப்பா கிடைக்கறதுனால அதோட பயன்பாடு தெரிஞ்சுக்கறது இல்லை. ஆனா எங்கேயோ விளையிற அந்தப் பெர்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய பழங்கள அவ்வளவு விலை கொடுத்து ஒரு 10 பழத்தை ஒரு டப்பால போட்டுக் குடுக்கிறாங்க கூட அவ்வள வெல கொடுத்து கூட அத வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த வியாபாரங்கள்னால இந்த விளம்பரங்கள்னால இப்டி எல்லாம் மாறிடுச்சுன்னு நெனைக்கிறீங்களா நீங்க?
ஆமா. ஆமா. நிச்சயமா, நிச்சயமா அதனால மாறிடுச்சு. ஏன்னா இப்ப நம்ம சொல்லப்போனா இங்க அந்த பெர்ரி ன்னு சொல்லிருந்தீங்க. நீல நிறத்துல ஒரு பெர்ரி இருக்கும் புளூபெர்ரின்னு சொல்லுவாங்க. அ அத வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா நாவல் பழத்த சாப்பிட மாட்டாங்க. அந்த அந்த அந்த புளூபெர்ரியை விட நாவல் பழத்துல அதிக சத்து இருக்கு. அத நம்ம ஆமா நம்ம மக்கள் வந்துட்டு அதத் தெரிஞ்சுக்க மாட்றாங்க. அதே மாதிரி இந்த புளூபெர்ரி அப்டின்றது அ அயல்நாட்டுகளில விளயிறது. அவங்களுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப அதனுடைய சத்துக்கள் வந்துட்டு இருக்கும். நம்மளுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நா அந்தச் சத்துக்கள் குடுக்கிற மாதிரி இங்க இருக்கிற நாவல் பழம் இருக்கும். ஆனா மக்கள் ம் அந்த வியாபாரத்தினால் இந்த விளம்பரத்தின் மோகத்தினால் அத வந்துட்டு பெருசா எடுத்துக்கிறது கெடயாது.
ஆமா. ம். ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா. சத்துக்கள் இருக்குது. ஆமா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
அதனால நாவல் பழத்துல கூட அந்தக் கொட்டையில கூட வந்துட்டு இந்த சுகர் அ இந்த "ச சர்க்கரை நோய போக்குவதற்கான மருந்து!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதுல வந்துட்டு அவ்வளவு ஒரு சத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதேபோல பாக்கப் போனோம்ன்னா இப்ப நம்மளுடைய வெயில் காலங்கள்ல நம்மளுக்கு கெடைக்கிற அந்த மாம்பழம் ம் ரொம்ப வந்துட்டு சிறப்பான ஒரு பழம். நம்மளோட அந்த ம்.
சரி, சரி. கண்டிப்பா ம், ம். அதுக்கு அந்த சுவைக்கு வந்து ஈடு இணையையே இல்லன்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாம்பழத்துல?
ஆமா நிச்சயமா. அந்த அளவுக்கு ஒரு சுவைமிக்க ஒரு ஒரு பழமாதான் இருக்கும். நம்மளுடைய இந்த, அ தமிழ் அ பண்பாட்டுலயே சொன்னது, மா முக்கனின்னு சொல்றது மா, பலா, வாழை 3மே வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பருவமா வந்துட்டு இந்த வெயில் காலம் வந்துட்டு இருக்கும். ரொம்ப சுவைமிக்க ஒரு பழங்கள் 3மே எனக்கு ரொம்ப பிடித்தமான பழம். அதுல வந்து இந்த வாழைப்பழம் குறிப்பா சொல்லப்போனா நெறையா வந்துட்டு இந்த புரதச் சத்துக்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சாப்பிடுறப்பயே நமக்கு வலுவடையும். இந்த குரங்குகள் எல்லாம் அதிகமா வாழை பழத்த சாப்பிடும். ஏன்ன்னு வ நெறையா பேருக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது.
கண்டிப்பாங்க. சரி. ஆமா. ஆமா, ஏன்? எனக்குமே தெரியாது. <laughs> சொல்லுங்க.
ஏன்னா, அவுங்களுடைய அந்த தசை வலிமைக்காக அந்தப் பழத்த வந்துட்டு சாப்பிடுறாங்க. இப்போ வாழைப்பழம் வந்துட்டு இப்ப குரங்குகள் எல்லாம் வந்து நல்லா தாவக்கூடியது. இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இதுவல்லாம் நல்லா வந்துட்டு பண்ணும். அந்த மரத்துல இருந்து ஒரு கிளையிலருந்து இன்னொரு கிளைக்கு தாவுறப்போ, அதனுடைய கை, பலம் எல்லாமே அந்த அளவுக்கு வந்துட்டு உறுதியா இருக்கும். அதெல்லாமே இந்த வாழைப்பழம் அதிகமா சாப்பிடுறதுனாலதான் வந்துட்டு, குரங்குகளுக்கு அந்த வலிமை வந்துட்டு, இயல்பாவே வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்துட்டு அத பெரும்பாலும் வந்துட்டு சாப்பிடுறது கெடையாது.
ஓஹோஹோ! ஆமாங்க. ம், ம், ம். கண்டிப்பா. ஓஹோஹோ. ஆனா இப்ப இந்த வாழைப்பழம் நம்ம வாங்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இயற்கையாகப் பழுத்த பழங்கள் அப்டின்னு நமக்குக் கெடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கெடயாது. நான் கூடக் கேள்விப்பட்டிருக்கேன். அந்தக் பா காம்பு வந்து பச்சையாவே இருக்கணும். பழம் மட்டும்தான் மஞ்சள இருந்தா தான் அது வந்து இயற்கையாகப் பழுத்த பழம்னு சொல்லுவாங்க. நானும் இப்ப எத்தனையோ கடைகள்ல தேடிப் பாக்குறேன். எனக்கு அப்படி கிடைக்கவே இல்லயே. அந்தக் காம்பு சேந்து வந்து அந்த மஞ்சள் கலரா எல்லாமே வந்து செயற்கை முறையில வந்து பழுத்த பழங்களா இருக்கு. நீங்கச் சொன்ன அந்த மாம்பழம்ல்லாம் சின்ன வயசுல அவ்ளோ ஆசைப்பட்டு நெறய சாப்பிட்டிருக்கோங்க. ஆனா இப்ப வந்து அந்தக் கல்கள் போட்டுப் பழுக்க வெக்கறேன்னு சொல்றதுனால வாங்கறதுக்கே நமக்கு ரொம்ப பயமாதான் இருக்கு. அத எப்டி நம்ம ஒரு அளவுக்குப் பாத்து வாங்க முடியும்னு நெனைக்கிறீங்களா நீங்க?
நிச்சயமா. ம். ம். இல்ல ஓரளவுக்கு இப்போ நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மை அது வாய்ப்பு ரொம்ப வந்துட்டு குறைவு. அ, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இயற்கையாவே ஒவ்வொரு வீட்டிலயுமே வந்துட்டு நம்மாழ்வார் ஆமா, நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த இந்த 3 பழங்களும் வந்துட்டு ஒரு வீட்ல இருக்கணும். அது மாரி ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்துட்டு அவங்களுடைய வீட்லயே அந்தப் பழங்கள் வந்துட்டு இருக்கும். அதனால அவங்க வெளியில போயி இந்த வாங்க வேண்டிய சூழலே ஏற்படாது. நகர நகர்ப்புறத்துல இருக்கிற நம்ம வந்துட்டு பெரும்பான்மையா அது கல்லு வச்சு பழக்க வெக்கிறத தாண்டி எது வந்துட்டு நாட்டுப் பழம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறதுலதான் நம்ம வந்துட்டு முக்கிய கவனம் வந்துட்டு செலுத்தணும்.
கண்டிப்பா. அந்த மரங்கள்ல இருந்து நேரடியா கிடைக்கும். கண்டிப்பா. சரிங்க, சரி. ஓ!
ஏன்னா, இப்ப நம்ம நெறைய இந்த மோரீசன் சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பழம். அது வந்துட்டு ஒரு சத்தான ஒரு பழமே கிடையாது அது.
ஆமா, ஆமா. வேணும். கிடையாது. ம்.
ம் நம்ம நாட்டுல இருக்கிற இப்ப இந்த ஏலக்கின்னு சொல்லக்கூடிய பழம், அப்புறம் இந்தக் கற்பூரவள்ளி, அ இந்தக் கற்பூர வாழை, இதைப்போல அப்புறம் செவ்வாழை, அப்புறம் மஞ்ச செவ்வாழை, இதைப் போன்ற பச்சப் பச்சை வாழைப்பழம் இது போன்ற பழங்கள் வந்து நல்ல சத்துடைய பழமா இருக்கும். ஆ ஆனா அந்த அந்த மோரு
கண்டிப்பா. அதாவது வாழைப்பழங்கள்னு நீங்க சொல்லும்போது தான் தெரியுது. எல்லா காலத்திலேயுமே நமக்குக் கிடைக்கக்கூடிய ஒரே பழம்னா அது தான் இல்லீங்களா? ஏன்னா அந்தந்த போலவே சீசன்க்கு தகுந்த மாரி இப்ப நமக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சுடுச்சுன்னா அந்தத் தர்பூசணிங்கிறது ஒண்ணு வந்துருது. அதை நாம வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா இந்த வாழைப்பழம் வந்து எல்லா சீசன்லையுமே நமக்கு எளிமையா கிடைக்குது. சொல்லுவாங்க தினசரி ஒரு பழமாவது வந்து எடுத்துக்கிறது உடலுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லீங்களா?
ஆமா நிச்சயமா எல்லா காலக்கட்டத்திலும் கிடைக்கும். ஆமா. நிச்சயமா. நிச்சயமா. தினசரி ஒரு பழமாவது நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். நீங்க சொல்லப் போதுதான் தர்பூசணி பத்தி ஒரு நல்ல நினைவு வருது. இப்ப தர்பூசணி எல்லாம் வந்துட்டு நம்ம நெறைய வந்துட்டு இப்போ டீஹைட்ரேட் ஆயிடுறோம். நீரிழிவு வந்துட்டு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் மருத்துவ மருத்துவர்கிட்டெல்லாம் போறாங்க. ஆனா தர்பூசணி வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு 92% வந்துட்டு தனக்குள்ள தண்ணிய மட்டுமே வச்சிருக்கு. அத நம்ம சாப்பிடுறோம்னா அதுல என்ன இருக்குன்னா நார் சத்து இருக்கு, தண்ணீர். அவ்வளவுதான் இருக்கு. ஆனா மக்கள் அதை விட்டுட்டு என்னன்னா, இதற்காக வந்துட்டு நான் எதனா மருந்து எடுத்துக்கிறேன். இந்த நீரிழிவு எனக்கு ஏற்படுது, டீஹைட்ரேட் ஆயிடுறேன். அதனால வந்து நான் மருந்துகள் எடுத்துக்கிறேன்றாங்க. ஆனா இயல்பாவே இந்தப் பழங்கள்லயே வந்துட்டு அந்தச் சத்துக்கள் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இருக்கு. அ அதிகமா சொல்
சரிங்க. ஆமா, ஆமா. ஆமாங்க. ம், ம், ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இன்னொன்னு என்னதுன்னா, சில வீடுகள்ல எல்லாம் அந்தப் பழம், "ஐயோ! சளி பிடிச்சிருக்கு பழம் குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்தப் பழங்களுக்கு வந்து இப்ப கொய்யாப்பழமே வந்து சளி பிடிச்சா சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான ரீதி என்னன்னு நம்ம போய்க் இயற்கையா போய்ப் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடல்ல சளி இருந்ததுன்னா அந்தக் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது அந்த சளி வந்து வெளிய வருது அதுக்கு தான் வந்து அது உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்தக் கருத்துக்கள்ல வந்து மாறி மாற்றிப் புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம நாட்டுப் பழங்கள் வந்து நெறைய இப்ப வந்து பயன்படுத்துறது இல்ல. இந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்தச் சீனி புளிங்கான்னு சொல்லுவாங்க. அது சரியான தமிழ் பெயர் கூட எனக்கு இப்போ மறந்து போச்சுன்னு பாத்துக்கோங்களேன். சின்ன வயசுலல்லாம் நெறைய அ கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க அதைய. நெறைய நாளா அதெல்லாம் பாத்திருக்கேன். வீட்டு பக்கத்துல சும்மா வேலியில எல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் அந்த ஒரு சின்ன பிங்க் நிறத்துல அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்தப் பழங்கள் எல்லாம். ஆனா, இப்ப வந்து எந்த வேலியிலும் அது கண்ணுக்கே காணோம். எந்தக் கிராமத்துல போய்த் தேடினா கூட அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. தெரிஞ்சு நம்ம வந்து சில விஷயத்த எல்லாம் அழிச்சிட்டோமோ! <chuckles> அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு உள்ளுக்குள்ள.
ஆமா, ஆமா. சளிய ஆமா. நிச்சயமா. ஆமா இங்க நிச்சியமா. நிச்சயமா. அது ரொம்ப அந்தக் கொடுக்காப்புளின்றது ரொம்ப அந்தத் துவர்ப்பு, அதோட சேத்து இனிப்பு சுவை. ரொம்ப வந்துட்டு நல்லா சிறப்பா இருக்கும். அது கூட அந்த மாரடைப்புகளுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப நல்ல சிறந்த பழங்கள்னு சொல்ட்டு சொல்லுவாங்க. நிறைய பழங்கள் நம்ம மறந்துட்டோம். அப்புறம் பப்பாளி. ரொம்ப முக்கியமா வந்துட்டு இந்தப் பப்பாளிப் பழத்தை எல்லாம் நம்ம ரொம்ப வந்துட்டு மறந்துட்டோம். அ பெண் குழந்தைகள் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு பழமா இந்தப் பப்பாளிப்பழம் வந்துட்டு இருக்கும். அதை நல்லா சாப்பிட்டா உடலுக்கு வந்துட்டு எந்த ஒரு இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்துட்டு ஏற்படாமல் அந்தப் பப்பாளிப்பழம் நம்மளுடைய அந்த நிற நம்முடைய நிறத்தையுமே வந்து நல்லா பொலிவா காட்டக்கூடிய நம்மளுடைய இந்தத் தோலிலே பொலிவா காட்டக்கூடிய சக்தி வந்து அந்தப் பப்பாளிக்கு இருக்கு. ஆனா பெரும்பான்மை நாம யாரும் அதைச் சாப்பிடுறதே வந்துட்டு கிடையாது.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமா. கண்டிப் ஆமா. அதாவது இந்த எலுமிச்சை மாதிரியே நார்த்தங்காய்ன்னு சொல்லி எல்லாம் ஒரு மரமெல்லாம் முதல்ல எல்லாம் வீட்ல வளத்துனாங்க. ஆனா, இப்ப நார்த்தங்காய்னா வெறும் ஊறுகாய் பாட்டில்ல தான் பார்க்க முடியுது. அதுவும் இப்பத்து பசங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குற அளவுக்கு அ சில விஷயங்கள் வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம்.
ஆமா. ஆமா. நிச்சயமா. அதுல இந்த எலுமிச்சை, இந்த நார்த்தங்காய், அப்புறம் இந்தக் கமலா ஆரஞ்ச் ஆரஞ்ச்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்னரந்தைப்பழம். இது எல்லாமே வந்துட்டு சளி புடிச்சா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ட்டு சொல்லுவாங்க. அது உண்மையிலே நான் வந்துட்டு சிந்திப்பேன். சளி புடிச்சா சாப்பிட கூடாது. ஆனா அதுல நம்ம என்ன இருக்குன்னு சொல்றோம்? அதுல வைட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்ட்டு நம்ம சொல்றாங்க. ஆனா அந்த வைட்டமின் சி தான் வந்து சளி புடிச்சா சாப்பிடணும்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்துட்டு சொல்றாரு.
ஆமாங்க, ஆமா. ஆமாங். கண்டிப்பா, கண்டிப் சளி பிடிக்காம இருக்கணும்னாலே அதைத் தான் எடுத்துக்கணும். அப்பத் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா?
அதைத் தான் வந்து சாப்பிடணும். ஆமா. அதிகரி அதிகரிக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மக்கள்கிட்ட என்னன்னா, ஓ! இது ச சளி புடிச்சிருக்கு, சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா சளி புடிச்சா நான் கமலா ஆரஞ்ச் தான் வந்துட்டு சாப்பிடுவேன். எனக்கு அதிகமா அதுதான் புடிக்கும். சளி புடிச்சா அது நம்மள குணப்படுத்தும் அப்படின்றதுனால நான் அதை வந்துட்டு நான் சாப்பிடுவேன். அது ரொம்பவும் வந்துட்டு எனக்குப் புடிக்கும்.
ஆமாங்க. ஆம். என்ன உள்ள இருக்கிற சளி எச்சா வெளிய வரும்போது எச்சா புடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால வர்ற ஒரு அ இது தான் இது எல்லாமே. ரொம்ப அழகா சொன்னீங்க. ப பருவத்துக்கு ஏக்கற, விளையிற பழங்களை நாம வாங்குறதுனால எந்த அளவுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எங்கயோ காச கொடுத்து அந்த பெர்ரீஸ் வாங்குறதைவிட நம்மளோட நாவல் பழம் எளிமையா கிடைக்கிற நாவல் பழத்துல அவ்ளோ மருத்துவ குணங்கள் அ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னீங்க. உங்களோட இவ்வளவு நேரம் பேசுனதுல வந்து மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.
ஆமா. நிச்சயமா. நன்றி.